ஓஹோ! சரி சரிங்க.
மிக அருமையா இருக்கும் அத பார்க்கறதுக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணோன்னா, அந்த சாயங்காலத்துல வந்து, ஒரு ஒரு 5:00 மணி 5:30 மணிக்கு அப்டி போனோனக்கா,
ம்ஹ்ம். செரிங்க.
அத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த சூரிய கதிர்கள் வந்து, இந்த மறையறதுக்கு முன்னாடி வந்து, ஒரு ஒரு விதமான ஆரஞ்சு கலர்ல ஒரு மாதிரியான ஒரு கலர் வரும்.
அஹ. ம். அஹ.
அது வந்து அந்த மறைய மறைய என்ன ஆகுன்னு கேட்டீங்கனக்கா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து, இந்த இருள் மேல வந்துகின்னே இருக்கும். இந்த ஆ கடற்கரை பகுதி. ஏன்னா, இது நம்ம வந்து எதிர் திசையில இருக்கிறதால
ம். ஆ ஆமாங்க. ம். செரிங்க.
நம்ப சூரியன பார்க்க முடியாது. ஆனா, அதனுடைய மறையும் போது அந்த அந்த இந்த இருள் மேல ஏர்றது வந்து, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு.
அஹ. ஓஹோ அருமைங்க. நான் இந்த மாரி ஒரு காட்சிய நீங்க சொல்ல வருவீங்கன்னு எதிர் பார்க்கவே இல்ல. ம்.
ஆமா. பொதுவா வந்து யாருமே வந்து, <chuckles> அ, இத வந்து யோசிச்சு பா பார்க்க மாட்டாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? சூரிய உதயம் பார்ப்போம் அதுவும் கடற்கரைனாக்கா, கண்டிப்பா அத பார்க்க போவோம். ஆனா, எங்களுக்கு வந்து இது ஒரு பழக்கமாவே இருந்தது.
ம். அஹ ஆமாங்க. ம். ஆமாங்க. ஓஹோ! அருமைங்க ஆ.
ஆ. ஏன்னா எங்க பகுதியில கேட்டீங்கனாக்க, எந்த மலையும் இல்ல ஒண்ணும் கெடையாது.
ம். ஓஹோ! சரி சரிங்க.
அதனால நாங்க போயிட்டு, ஆஹா நாங்க போய் வந்து சூரிய அஸ்தமனம் பார்க்க போறோன்னு பார்க்க முடியாது.
ஓஹோ! ஆனா எதிர் திசையில இருந்து பாக்க போறோன்னு பாக்க போவீங்க. அஹ சரிங்க.
ஆமா. அது சின்ன வயசுலருந்து அதுதான் நம்ப பார்த்திருக்றோம்.